இப்ப பார்த்தீங்ன்னா, நான் நம்ப டெக்னாலஜி வந்து ரொம்பவே வளந்துட்டு போது அப்பிடின்றமாரி தான் சொல்லலாம். அ ஏன்னா எல்லாத்துக்குமே, நம்ம செய்றதுக்கு எல்லாமே, ஒரு மிஷின் வகைகள்லாம் நிறைய வந்துட்டு இருக்கு. அ ம் ஃபர்ஸ்ட்டுல்லாம் பார்த்தீங்ன்னா, துணி துவைக்கிறதுக்கு மட்டும்தான் ஒரு, ஒரு மிஷின் வந்துச்சு. இப்ப பார்த்தீங்ன்னா, பாத்திரம் தேய்க்கிறதுக்கு முதகொண்டு ஒரு, ஒரு மிஷின் வந்துருச்சு ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே. அப்பிடினம்போது நிறைய ஒரு வகைகள்லாம் வந்திட்டு இருக்கு. அந்தமாரி உங்களுக்கு எதும் ஆ சாதனங்கள ரொம்ப அ பயன்படுத்த பிரயோஜனமோ ஆட்டோமேட்டிக்கா பயன்படுத்துறதுக்கு எந்த ஒரு சாதனம் உங்களுக்கு நினைவிற்கு வருது.
கண்டிப் கண்டிப் கண்டிப்பா. ஆ நீங்க ரொம்ப சுவாரஸ்யமா கேட்டீங்க இந்த கேள்விய. அ இது வந்து ஒரு அதாவது ஆட்டமெட் ஆட்டோமேட் பண்ற எல்லா சாதனங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு, ஒரு இதுக்கு பயன் இருக்கு. இன்னொரு இதுக்கு பயன எதிர்த்துதான் இருக்கு. அந்த மாதிரி வகையில, நீங்க ஏன்ட்ட கேட்ட கேள்வி வந்து எனக்கான கேள்வியாமாரிதான் இருக்கு. ஏன்னா, "நான் வந்து என்ன சுத்தி எல்லாமே கேட்ஜெட்ஸ் தாங்க இருக்கும். அதாவது, நான் காலையில எந்திரிக்கிறதுல இருந்து, எல்லாமே கேட்ஜெட்ஸ் தான்." ஏன்னா நான் வந்து பள்ளிப்படிப்புல இருந்து பார்த்தீங்கன்னா, நான் 8 வகுப்புல இருந்து விடுதில தங்கிதான் படிச்சேன். என்னோட பெற்றோர்கள் என் கூட இல்ல. ஸோ, என்னன்னா, நான் படிச்சது எல்லாமே வந்து உயர்தர கல்வின்னு சொல்வாங்க பார்த்தீங்களா? இன்டர்நேஷனல் ஸ்கூல்னு. அந்தமாரிதான் என்னோட அப்பா சேர்த்துவுட்டாங்க. ஏன்னா, நான் நல்லா படிக்கணும், அப்பிடின்றதுக்காக. அப்போ அதுலருந்தே வந்து எனக்கு வந்து என்னன்னா, நான் நல்லா படிக்கக்கூடிய மாணவன் தான். அது அப்பாவுக்கு ஆமா. இந்தமாரி கத்துக்கிறணும், புது புது விஷயங்கள் கத்துக்கிறணுன்னே வந்து என்ன வந்து நிறைய மெனக்கெட்டு நிறைய விஷயங்கள் கத்துக்க வச்சாரு. அதாவது உதாரணத்துக்கு சொல்லப்போனோ, எனக்கு வந்து 9 வகுப்புல வந்து குக்கரி கிளாஸ்ன்னு ஒண்ணு சேர்த்துவுட்டாங்க. அந்த ஸ் பள்ளியிலேயே இருக்கு. குக்கரின்னா, குக்கரின்னா ஒண்ணுமே இல்லங்க. அ அடுப்பு இல்லாம நம்ம சர்வே பண்றதுக்கு சமைக்கணும், அவ்ளோதான். அதுக்கப்புறம் அ சத்துள்ள பொருள்கள வச்சு, எப்பிடி நம்ம ஒரு உணவு, ஒரு நாளைக்கான உணவ நம்ம தயாரிக்கலாம். இதுதான். இது மட்டும் இல்லாம, எனக்கு வந்து நிறைய அ மியூசிக் கத்துக்க வச்சாரு. ஏதாச்சும் பல, பல விஷயங்கள்ங்க. எனக்கெல்லாம் இப்ப நினச்சா, என் பிரெயின்‌ல இடமே இல்ல. அந்த மாதிரி ஏங்கான எங்க எங்க அப்பா வந்து கொஞ்சம் ஒரு டைப்பான ஆளு. அவரு வந்து
கண்டிப்பா. ஓ! சரிங்க. ஓ! சூப்பர், சூப்பர். ஓ! சரி, சரி. ஆமா, ஆமா. ஓ! சரி, சரி. ஆ, சரி. ஓ! சரி, சரி. சமைக்கணும். கண்டிப்பா, கண்டிப்பா. அ. ஓ! சரி, சரிங்க. ஆ. ஓ! சரி, சரி. <chuckles> <laughs> உங்கள வந்து ஒரு புக்காவே மாத்தி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ம்.
கண்ட ஏங்க புக்னவுனே ஏங்க, டெய்லி அதாவது புக் படிக்காம என்ன தூங்கவுடமாட்டாருங்க. அம்மா. ஆனா, ஆனா இன்னக்கி நான் வந்து அதெல்லாம் வந்து என் லைஃப்‌ல ரொம்ப யூஸ்ஃபுலா இருக்குங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து அ நான்வே நான் மேற்படிப்புக்காக வெளிநாடு போனேன். அங்க பார்த்தீங்கன்னா, அங்க வந்து எ நான் மேற்படிப்புக்காக வெளிநாடு போனப்போ பார்த்தீங்கன்னா. எனக்கு அங்க யாரும் குக் பண்ணுறதுக்கு இல்ல. அப்ப நான் தான் சமைக்கணும். அப்ப எனக்கு அந்த கலை உதவுச்சு. அது மட்டும் இல்லங்க. வ அங்கருந்து, அங்க வந்து கொஞ்சம் வேலைகள்ல நிறைய மன உளைச்சல் வந்துச்சு. அம்மாவ நினச்சு மன உளைச்சல் வந்துச்சு. ஏன்னா, "அம்மா கொஞ்சம் அ உடல்நிலை சரியில்லாதவங்க." நினைச்சு ஐயோ! நம்ம கூட இல்லயே! அப்ப எனக்கு உதவுனது வந்து, "எங்க அப்பா என்ன சொல்லி கத்துக்க வச்ச மியூசிக் தான். நான் எப்பல்லாம் என்னோட பியானோ முன்னாடி உட்கார்ந்து வாசிக்கிறனோ, அப்பல்லாம் நான் எல்லாத்தையும் மறந்துருவேன்." அப்போ நம்ம வாழ்க்கையில
அச்சச்சோ! ஆ. <laughs> கண்டிப்பா, கண்டிப்பா. ஓ! சரி, சரி. ம். கண்டிப்பா. கண்டிப்பாங்க. ஓ! சரி. அச்சச்சோ! ஆ. ஓகே. ஓ! சரி, சரி. அதாவது நீங்க ஒரு ஆல் ரவுண்டர்மாரி இருக்கீங்கன்னு நினைக்கிறேங்க. எல்லாத்தையுமே! ஆ, ஆ.
இங்க எல்லாரும் சொல்லுவாங்கங்க. இத ஆனா, இத கேட்டு கேட்டு எனக்கு அலுத்துருச்சுங்க. ஏன்னா, எனக்குதான் தெரியும். என் கஷ்டம் என்னன்னு. ஆமா, ஆமா.
<laughs> அ கண்டிப்பா, கண்டிப்பா. புரியிது, புரியிது. உங்களோட வலி எனக்கு என்னன்னு தெரியுது. இருந்தாலும் அது ஒரு நல்லதுதானங்க. எல்லாமே தெரிஞ்சிருக்கிறது.
<laughs> ஆமா. நல்லது தான். கண்டிப்பாங்க. நான் அத நல்லதுதான் சொல்லுவேன். அந்த மாதிரி அப்படி இருந்துட்டு, அப்புறம் திரும்பி நான் வந்து இன்டியாக்கு வர்ற சூழ்நிலங்க. ஒரு வேலைக்காக நான் வந்து இன்டியா வந்தேன். அதுக்கு அப்புறம் திரும்பி என்னோட வேலைக்காக வேற ஒரு நாடு சென்றேன். அதுக்கு அப்புறம், அப்புறம் அம்மாவோட உடல்நிலைக்காக திரும்பி இங்க வந்தேன். அப்டியே இருந்துட்டே இருப்பேங்க. ஆனா, நான் இருக்கிற எல்லா நேரமும்
ஆ. ம். கண்டிப்பாங்க. ஓ! சரி. ஓ! சரி, சரி. ம். சரிங்க. ஆ அது ஏன் நீங்க வேற, வேற வ் ன் வேலைக்காகையோ, எதுக்காகயோ! வேற, வேற இடத்துக்கு ஏன் நீங்க போனீங்க? ஆ இங்கே இருந்திருக்கலாம். இல்லன்னா, வெளிநாட்லயோ, வெளிநாட்டிலேயே இருந்திருக்கலா. ஏன் மாறி, மாறி நீங்க அப்பிடி போனதுக்கு காரணம்?
அனுபவந்தானங்க. எல்லாமே ஒரு அனுபவம்தானே. <chuckles> ம் ஆமா. எனக்கு வந்து பயணத்துல ரொம்ப ஆர்வம் ஜாஸ்திங்க. நான் அ ஆமா.
ஓ! சரி, சரி. ஓ! அ அத் அதாவது அது அப்ப அதுதான் முக்கியமானது ஒண்ணு, அப்பிடி. ஆ.
ஆமா. நான் எ இ இத நான் சொல்லலாமான்னுகூட எனக்கு தெரிலங்க. நான் வந்து 13 நாடுகள் பயணிச்சிருக்கேன். சுற்றுலாவையும் சேர்த்து தான். அதனால எனக்கு வந்து பயணத்தில ஆர்வம் ஜாஸ்தி. அதனால இப்பிடிதாங்க இருந்தது. ஆனா, இதில இ முக்காவாசி நேரம் நான் தனிமையில தான் நான் செலவழிச்சது. அதாவது, நான் வந்து காலையில திங்கள்ல இருந்து வெள்ளிக்கிழமை வர என்னோட நிறுவனத்தில நான் வேலை பாக்கணும். சரிங்களா? இது இல்லாம நான் வந்து இ புதன்கிழம ம நான் ஒரு டைம் டேபிள் வச்சிக்கிருவேன். அதாவது வாரத்தோட இடையில வந்து, அந்த ஒரு நாள், நான் வேலைய முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவேன்னா, வீடெல்லாம் சுத்தம் பண்ணணும். வீடெல்லாம் கூட்டிப்பெருக்கி. ஏன்னா, நான் தனியா தனியாதான் ரூம் எடுத்திருக்கிறேன். வீடு எடுத்திருக்கிறேன். என்னோட அபார்ட்மென்ட்‌ல. இதெல்லாம் நான் கிளீன் பண்ணணும். வாஷிங் மெஷின்ல வாஷ் பண்ணணும். இதெல்லாம் போடணும். அதெல்லாம் பண்ணணும். இதெல்லாம் பண்ணணும். இப்பிடியே இருந்தேங்க. ஒரு கட்டத்துக்கு மேல எனக்கு வருமானம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்ப வருமானம் ஜாஸ்தியானனால எனக்கு வந்து கொழுப்பும் கூட ஆயிருச்சு. இப்பிடிதான் நான் சொல்லுவேன். ஏ என்னோட நேரம் வந்து எனக்கான நேரம் இல்லாதமாரி தோணுச்சுங்க. அதாவது என்னடா இது வேலைக்கு போறோம். இத்தன வேல இழுத்துப்போட்டு பண்றோமே! இதுக்கெல்லாம் ஒரு இ ஒரு வாய்ப்பு ஒரு எளிய ஒரு இல்லையா! ஒரு எதோ ஒரு வாய்ப்பு இருக்காதா? எளிமையாக்குன்றதுன்ற ஒரு நோக்கம் வந்துச்சுங்க. அப்ப தான் என்ன நானே மாத்திக்கிட்டேங்க. ஒண்ணும் இல்லங்க, காலையில நான் எந்திரிக்கிறதுலருந்து, நைட் தூங்குற வரை எல்லாமே கேட்ஜெட் தாங்க. என்னென்ன நான் சொல்றேன். காலையில என்ன எழுப்பி விட்றதே அந்த Alexa தான். அந்த Alexa தான் அலாரமே அடிக்கும் எந்திரிப்பேன். நான் எந்திரிக்கிறதுக்கு, நான் எந்திரிச்சு, கரெக்ட்‌டா நான் போய் ஹீட்ருங்க, தண்ணிய சூடு பண்ணிருவேன் ஆட்டோமேட்டிக்கா அடுத்து அவளதான். குளிப்போம். குளிச்சதுக்கு அப்புறம் ஒண்ணுமே இல்ல, காலையில பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப சிம்பிள்ங்க. ஒண்ணுமே இல்ல, என்னோட என்னோட வெய்கிராம் என்னோட வெய்கிராம் மெஷின் ஒண்ணு இருக்கு. ஆமா. அதுல நான் ஓட்ஸப் போட்டு எனக்கான ப்ரூட்ஸோ இல்ல எதோ ஒண்ணு ஆட்டோமேட்டிக்கா கட்டர் இருக்கு. அந்த கட்டர்‌ல போட்டா, அதுவே மிக்ஸ் பண்ணி எனக்கு தந்துரும். காஃபி மேக்கர் இருக்குங்க வீட்ல. <laughs> இதெல்லாம், இதெல்லாம் உண்மையிலே எங்க அப்பா கேட்டாருங்க. ஏன்டா! நீ மனுஷனா இல்ல வேற எதுமாடா? ஏங்க அந்த காஃபி மெஷின்ல நான் ஆஃபர்‌லதான் வாங்கினேன். ஆனா, அது எவ்ளோ தெரியுமா? 45,000 ங்க. ஒரு காஃபி மேக்கரு.
சரிங்க சார். ஓ! சூப்பர், சூப்பருங்க. ஓ! சரி, சரி. ம். சரி, சரி. ம். சரிங்க. ஓ! ம். புரியுது, புரியுது. ம். சரிங்க. <laughs> கண்டிப்பா, கண்டிப்பா. முடிவு இல்லையா? அப்பிடின்னு. கண்டிப்பா, கண்டிப்பா. ம். ஓ! சூப்பர், சூப்பர். கண்டிப்பா. ஆ, சூப்பர், சூப் ஆ, சரிங்க. ம். கண்டிப்பா, கண்டிப்பா. பிரெட் டோஸ்ட்டா? ஓ! சரி, சரி. <chuckles> ஆ. ஓ! ஓ! சரிங்க. <laughs> ஆ, சரி. ஓ! சரி, சரி. ஆ. அச் <laughs> அதாவது
ஆனா, நான் அதெல்லாம் கவலையே படலங்க. ஏன்னா, அது என் காசு தான். எனக்கு தேவ. அதனால நான் வாங்கிட்டேன். அதனால
ஆ. கண்டிப்பா. அதாவது இந்த இடத்துல ஒண்ணு சொல்லணுனா, நீங்க சொல்றமாரி அது உண்ம தானே! ஏனா, நீங்க ஃபுல்லா வேலை பாத்துட்டே இருக்கீங்க. வீட்டுக்கு வந்தும், வீட்ட சுத்தம் பண்றது அது, இதுன்னு ஒரு வேலையாவே இருந்தா, அது ஒரு வெறுப்பு தட்டிரும். ஒரு வாழ்க்கையில. ஆ ஏன்னா, என்ன இது ரோபோமாரி நம்ம வந்து அங்க போறோம், அந்த வேலைய முடிச்சிட்டு வந்தா, இங்க வேலைய பண்றோம். அப்பிடின்றமாரி இருக்கமாரி ஒரு வாழ்க்க வந்து மாறிடும். அப்பிடி இருக்கும்போது யாரா இருந்தாலும், இந்தமாரி ஒரு சிந்தனைதான் தோணும். அதாவது, நம்மளுக்கு வருமானம் இல்லனும்போது வேற வழி இல்ல, அந்தமாரி பண்ணிதான் ஆகணுன்றமாரி கட்டாயம் அப்பிடினம்போது பண்லாம்.
சொல்லுங்க. கண்டிப்பாங்க. கண்டிப்பா. நீங்க கண்டிப்பாங்க. <laughs> கண்டிப் கண்டிப்பா.
ஆ நம்மளுக்கு தான் வருமானம் இருக்குன்ற போது, நம்ம அத வாங்கி வச்சு வாழ்றது தான வாழ்க்க அப்டினற மாதிரி தான இருக்கு. கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா.
ஆமாங்க. அதிலயும் ம் அதாவது நீங்க கேட்டீங்களே, பிரெட் டோஸ்ட், டோஸ்ட்ரு ஒண்ணு வாங்குனேங்க. ஆனா, அது ஒரு, 1 வாரத்துக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சுச்சு. நான் வந்து மார்னிங் வந்து சாண்ட்விச் பண்ணுவேன். சோ அந்த சாண்ட்விச்‌க்கு வந்து அந்த பில்லிங்ஸ் இருக்கு பாத்தீங்களா? நாம பிரெட்ட டோஸ்ட் பண்ணி, அதுக்குள்ள வச்சு மறுபடியும் அந்த பிரெட்‌ட டோஸ்ட்டு பண்ணணும். ஆனா, டோஸ்டர்‌ல்ல வந்து வெறும் டோஸ்ட் தான் பண்ணும். சாண்ட்விச் பண்ணாது. இதுக்காகவே சாண்ட்விச் டோஸ்டர் வாங்குனேங்க நானு. ஒடனே ஆர்டர் பண்ணி. அது சரி இத கூட விடுங்க. இத கூட நான் அக்செப்ட் பண்ணிருவேன். என் சோம்பேறிக்கே ஒரு எல்ல இல்லாம போனது அந்த எடத்துல தான். ஒண்ணும் இல்லங்க, ஒரு நாள் என்னாச்சு காலையில நான் தால் பண்ணிருந்தேங்க. அ அ ரோட்டி, சப்ஜி, தால் பண்ணியிருந்தேன், ரைஸ்.
ஆமாம்மா. ஆ, சரி. ஆ. ஓ! சரி, சரி. ஆமா. ஆமா, ஆமா. ஆமா, ஆமா கண்டிப்பா, <chuckles> ஆமா. <laughs> அய்யயோ! ஆ. ஆ. என்னது அது? ஆ, சரி. ஆ, சரி. ஓகே, ஓகே.
காலையில வந்து நான் பிரிட்ஜ்‌ல வச்சுருந்தேன், சரிங்களா? தால் பண்ணி பிரிட்ஜ்‌ல வச்சுட்டேன். ஏன்னா நைட்‌க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்டின்னு. நான் நான் வந்து எடுத்து பாத்தா, அந்த தால் வந்து சில்லுனு இருந்துச்சு. அப்போ பாத்தேன். கேஸ் ஆன் கேஸ் ஆன் பண்ணிட்டு ஹீட் பண்ணலாம் அப்டின்ட்டு நான் அந்த கேஸ்ல வக்கிறேன். ஹீட் ஆவுது, ஒரு 10 ஏன்னா, <tsk> சீ தால் வந்து அது பிரிட்ஜ்‌ல இருந்து எடுத்தா ரொம்ப சில்லுனு இருக்கும். 1 அது கொஞ்சம் மெல்ட் ஆகணும், அதுக்கப்புறம் தான் ஹீட்‌டே ஃப்ராசஸ் ஆகும். அப்போ நான் பாத்தேன், ஒரு 8 நிமிஷம் ஆச்சு. என்னடா அது 8 நிமிஷம் நம்ம நிக்கிறோமே? இது ஏன் வந்து நம்ம நின்னுக்கிட்டே பண்ணனும்னு, அவன் ஆர்டர் பண்ணிட்டேன். அவன்னா பிரீ ஹீட். அது பாட்டுக்கு அலாரம் அடிக்கும்ல. அப்போ போய் எழுந்திருச்சு போய்றலாம். அதுக்குள்ள நம்ம டிவி பாக்கலாம், லேப்டாப்‌ல ஏதாச்சும் பாக்கலாம். அதிக சோம்பேறி ஆயிட்டேங்க. அந்த அப்ப தான் ஆனா அது மட்டும் இல்ல நிப்பாட்டலங்க. நவ் வாஷிங் மெசின் இருக்கு, துணி துவைக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம வெஸல் க்ளீனிங் இருக்கு பாத்தீங்களா? பாத்தரம் வெளக்குறது. டிஷ் வாஷர் வாங்கீட்டேங்க. குத் Godrejஜிலிருந்து, வாங்கிட்டேன். இது எல்லாத்தையும் விட இப்ப, லாஸ்ட் தீவாளிக்கு ஒரு பர்சேஸ் பண்ணேங்க. அது வந்து எங்க அம்மா பாத்துட்டு ஒரு விஷயம் சொன்னாங்க.
ஆ, சரி. ஆ. ஓ! சரி, சரி. ஆமா. ஆ, சரி. கண்டிப்பா. ஆமா, ஆமா. <chuckles> புரிது, புரிது, புரிது. ஆமாம். கண்டிப்பா, கண்டிப்பா. ஆ. ஆமாமா. டிஷ் வாஷர் இருக்கும். ஆ. ஆ. ஆ. என்னங்க! வீடு பெருக்குற மிஷினா? இதெப்படி!
அதே தாங்க. நீ, எனக்கு தான் பொறந்தியா? இல்லை வேற யாருக்காவது பொறந்தியான்னு கேட்டாரங்கங்க. என்னால ஏத்துக்கவே முடியல. ஏன்னா, எங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, "சுத்தத்திலயும் சுத்தம் அப்படி ஒரு சுத்தம்." ஆனா எங்க அம்மா வந்து ஒரு துணியக் கூட வாஷிங் மிசின்‌ல போடமாட்டாங்கங்க. அவங்களே உக்காந்து தொவ் எங்க அம்மாக்கு போய் இப்படி ஒரு பயலான்னு எனக்கே நானே யோசிக்கறேன். எ "ஒரு வேளை, என்னை ஏதோ ஹாஸ்பிட்டல்‌ல இருந்து தெரியாம தூக்கிட்டு வந்துட்டாங்களா! அ ரொம்ப கொழ" ஏங்க, நான் மோசமானவங்க. இ இதை எங் எங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா, எல்லாமே இருக்குங்க. ஏன், உண்மையிலயே சொல்லப்போறோம்ன்னா, எனக்கு வா
அச்சச்சோ! ஆ, ஆ. கண்டிப்பா, கண்டி புரியுது, புரியுதுங்க. ஆ. <laughs> மாத்தி தூக்கிட்டு வந்துட்டாங்களான்னு உங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சா? அச்சச்சோ! ம். பார்த்தீங்களா! ரோபோ இல்லையாங்க?
அதை கொரியாலதான் வாங்கணும்னு ஒரு வெறி கொண்டிருக்கேன். ஏன்னா, அங்க தான் நல்ல குவாலிட்டி கிடைக்குதுன்னாங்க.
வாங்கணும். <laughs> அச்சச்சோ! அப்ப வாங்கி வச்சிருங்க. பரவால்ல.
ஆனா, ஓப்பனா சொல்னும்னாங்க. எனக்கு வரப்போற வைஃப், "ஷி இஸ் வெரி லக்கி!" எந்த வேலையும் பாக்க தேவையில்லை. ஆமா. <tsk> எல்லா வேலைக்கும் மிசின் இருக்கு. நான் அந்த மாதிரி ஒரு அடிக்ட்டடுங்க, ஆட்டோமேட்டடுக்கு. சோ இது தாங்க நானு.
ஆ. கண்டிப்பா. இப்படி இருந்தா? <laughs> கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா. அதாவது ரொம்பவே அழகா சொன்னீங்கன்னு தான் சொல்லணும். எனக்கு எனக்கு நீங்க சொன்னதெல்லாம் பார்க்கும்போது, சில அந்த ஃபாரின் கன்ட்ரீஸ்ல இருக்கற வீட்டில எல்லாம் பண்ணுவாங்க பாருங்க! அதெல்லாம் நம்ப பார்க்கும்போது, "இதெல்லாம் என்னடா புதுசா இருக்கே!" அப்படின்ற மாறி இருக்கும். இப்ப
கண்டிப் கண்டிப்பா. ஏங்க! நீங்க கேட் நீங்க கேட்டது ரொம்ப கரெக்ட்‌டுங்க. இதெல்லாம் நான் எங்க இருந்து தெரியுமா பார்த்தேன்? ஃபா நான் ஃபாரின்ல இருந்தப்பதான். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊர்ல தாங்க முட்டாப்பயலுகளா இருக்கானுக. ஏன் சொல்றேன்னு கேளுங்க. இப்போ ஒன்னும் இல்லை. காலைல பிரேக்ஃபாஸ்ட்‌க்கு நீங்க என்னங்க பண்ணுவீங்க? சொல்லுங்க சும்மா சொல்லுங்க.
கண்டிப்பா. அங்க இருந்து பார்த்துருக்கேன். ஆ. அச்சச்சோ! என்னங்க? ஆ. சொல்லுங்க. கண்ணு இட்லி, சாம்பார், சட்னி, தோசை, பொங்கல் அப்படின்னு நிறைய இருக்கு.
இப்படி பண்ணா, எத்தனை வேலை தெரியுமா? சமைச்சதை நீங்க ஒண்ணொண்ணுக்கும் காய்கறி வெட்டணும். ஒண்ணொண்ணுக்கும், சட்னிக்கு, அது இதுன்ட்டு. அட! சரி. இதெல்லாம் பரவால்லங்க. சமைச்ச பாத்திரத்தை சாப்டுட்டு கழுவுற கஷ்டம் இருக்கே. கடவுளே! அதுக்கும்
கண்டிப்பா. உண்ம அதுதாங்க, ஆனா. கண்டிப்பா. கண்டிப்பா. ம். இருக்கிறதுலயே அது தான் சமைக்கிறதை விட இதுதாங்க கஷ்டம், ரொம்ப.
ம். இப்ப, இதே இது எடுத்துகிட்டீங்கன்னு வச்சிக்கோங்களேன். மதியானத்துக்கு என்ன பண்ணுவீங்க? சாம்பாரு, ரசம், மோரு, அது இது இதுன்னு பண்ணுவீங்க. நைட்‌க்கு என்ன பண்ணுவீங்க? ஸ் ரோட்டி, சப்ஜி ஐ <tsk> அந்த ஒரு இது பண்ணுவீங்க. ஃபாரின்ல எல்லாம் என்ன தெரியுமாங்க பண்ணுவாங்க. ஒன்னும் இல்லை. 1 நாளைக்கு சிக்கன் ஸ்லைஸ் வாங்கி வச்சிருவாங்கங்க. சிக்கன் ஸ்லைஸ், போர்க்ஸ் போர்க்கு, பீஃப் ஸ்லைஸ் இந்த மாதிரி வாங்கி வச்சிருவாங்க. காலைலைக்கு என்னன்னா, 3ஏ 3 பிரெட்டு டோஸ்ட் பண்ணிருவாங்க. 2 எக்கு ஹால்ஃப் பாயிலு. அதுக்கு அப்புறம் அந்த மீட்‌ட வந்து லைட்‌டா, சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு டாஸ் பண்ணுவாங்க. சோயா சாஸ் ஊத்தி, இதுதான். மேட்டர் முடிஞ்ச்சா? ஒரே 1 இது தான். ஒரே 1 தவால ஒரு பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்ச்சு. அடுத்து மத்தியானத்துக்கு என்ன தெரியுமாங்க பண்ணுவாங்க?
ஆ. பொரியல். கண்டிப் <chuckles> கண்டிப்பா, கண்டிப்பா. ம். கண்டிப்பா, கண் ஆ, ஆ. புரியுது, புரி கண் கண்டிப்பா. ம், ம். அப்போ, அதனால தாங்க அவுங்க இந்த ஜிம்ல்லாம் போரதெல்லாம் அவ்வளவா தேவையே இல்லைங்க. நம்பளுக்கெல்லாம் ரோட்‌க்கு ரோட்
ஆமாங்க. மதியானத்துக்கு மதியானத்துக்கு என்ன தெரியுமாங்க? ஒன்னும் இல்லை. பச்சை பச்சை காய்கறியை வெட்டி போட்டு ஸாலட், அவ்வளதான்.
ஆ. ம். கண்டிப்பா, கண்டிப்பா.
சிம்பிள்! நைட்‌டுக்கு ஒரே 1 பிரட் ஸ்டீக்கு. ஸ்டீக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த கறி இருக்கு பாத்தீங்களா?
<laughs> கண்டிப்பா. ஆனா இப்ப எனக்கு ஒரு சந்தேகம். நீங்க இப்ப அந்த மாதிரி தான் சாப்பிட்ருக்கீங்களா? இல்ல அ சவுத் இண்டிஷன் இண்டியன் டிஷ்ல்லாம் சாப்பிட்டுட்ருக்கீங்களா?
உங்களுக்கு மூளை கொஞ்சம் ஜாஸ்திங்க. கரெக்ட்‌டா கண்டுபிடிச்சிடீங்க. நான் அதைதான், நான் ஃபாலோ பண்ணிட்ருக்கேன். ஆனா அ வெளிநாட்டில என்ன பயன்படுத்துராளுகளோ, அதை தான் நானும் ஏன்னா, அது தான் சிம்பிள். ஏன்னா, நான் காலைல எந்திருச்சு ஆஃபீஸ் போய்விட்டு வந்து
<laughs> எது? ஓகே. <laughs> இல்ல. நீங்க இங்க வந்தீங்கன்னா? தமிழ்நாட்டுக்கு இண்டியாக்கு வந்தீங்கன்னா?
இண்டியாக்கு வந்தா எனக்கு இந்தியாக்கு வந்தா அந்த தேசி ஸ்மெல்ன்னு சொல்லுவாங்க. அந்த <tsk> மசாலாஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபிளேவரா இருக்கும், அப்படின்னுவாங்க. அது வந்து என்னோட அம்மா பண்ணுவாங்கங்க. அதுக்காக வீட்டில சாப்டுவேங்க, அப்போ மட்டும். அவ்வளதான். மத்தபடி எல்லாம் <tsk> வேண்டாங்க. அது எதுக்குங்க? <laughs> கண்டிப் அவ்வளதாங்க.
ஆ. ஆமா. ஓகே. ஓகே. <laughs> அதாவது நீங்க வந் இல்ல, இல்ல. உங்களுக்கு வேலைய குறைக்கணும்ன்றதுக்காக, நீங்க அந்த பக்கமா ஓடி போய்ட்டிங்க. அவ்வளதான். நீங்க வந்து ஆனா நான் இத்தனை நாள் இங்கே இருந்து பழகி, வளர்ந்து இருக்கீங்கள்ல. சரிங்க. எ எப்படியோ! அ நீங்க வந்து ஒரு அ மனித ரோபோ மாரி தான் வாழ்ந்துட்ருக்கீங்க. நான் அப்படி தான் நினைக்கிறேன். <chuckles> அதாவது நீங்க ஒ <laughs> அதாவது நீங்க வேலைப்பளியை, வேலைப்பளுவை குறைக்கணும் அப்படின்றதுக்காக, எல்லாரும் 1 2 1 கேட்ஜெட் வாங்குவாங்க. நீங்க என்னான்னா சமைக்கிறதுக்காகட்டும், பாத்திரம் தேய்க்கிறதுக்காகட்டும், அறுக்கறது எல்லாமே நீங்க வாங்கி வச்சிருக்கீங்க. அதாவது ஹீட்டரு, நீங்க சொன்னீங்க. அத டோஸ்டர்லேயே, இந்த டோஸ்டர் வேணாம். அதுக்கு பதிலா சண்ட்விச் மேக்கர். அந்த மாதிரி டோஸ்டர் வாங்கிறலாம்ன்னு. அதை மாத்தினதா இருக்கட்டும், கடைசியில வீடு பெருகிறதுக்கு கூட அந்த மிஷின் இருக்கிறதை வாங்கி வைச்சு, அம்மா கிட்ட திட்டு வாங்கினதா இருக்கட்டும், அதெல்லாம் கேக்கும்போது எனக்கு கொஞ்சம் நீங்க இன்னும் கொஞ்ச நாள்ல ரோபோ வாங்கிருவீங்க. அப்படின்ற ஒரு நம்பிக்கையில நான் இருக்கேன். உங்கள்ட்ட பேசினது ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்குங்க. நன்றி.
கண்டிப்பா. நான் உண்மையிலே ரோபோ தாங்க. <laughs> கண்டிப்பாங்க. கண்டிப்பா. கண்டிப்பாங்க. <chuckles> நன்றிங்க.